ஆமா. அது, அது பெரும்பாலான இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அத வடக்கு திசை அப்பகுதியில இருந்து தான் நடக்கும். அதுக்கு நம்ம என்ன நம்ம ஊரு பக்கமும் இதெல்லாம் செய்யாத ஆட்கள்லாம் இல்ல. ஆனாலும், அவுங்க என்ன மாதிரியான நோக்கத்துல செயல்படுறாங்க. அதுலயும் ஒரு சில சமயத்துல எனக்கே இந்தமாரி உ உங்களோட பார்சல் 1 விமான நிலையத்துக்கு வந்திருக்கு. அந்தப் பார்சல்ல வந்து போதைப் பொருட்கள் இருக்கு. அதனால நீங்க உடனடியா நாங்க கூப்பிடுற இடத்துக்கு வாங்க. அப்பிடின்னு சொல்லி ஒருத் அழைப்பாங்க. நம்ம தான் ஆமா இது எனக்கே நடந்துருக்கு. அப்பிடி எதுவும் பார்சல் அந்தமாரி அனுப்பலேங்களே! அப்பிடின்னு சொன்னதும், இல்ல, இல்ல உங்க பேரு தானே இது. உங்களோட ஆதார் நம்பர் தானே இதுன்னு சொல்லிட்டு, என்னோட எல்லா விவரங்களையும் அவுங்க சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சர்யம் அ அது தான் எனக்கும் இன்னியவரைக்கும் புரிஞ்சதே கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எ எல்லாத்தையும் சொல்லும்போது நமக்குள்ள ஒரு தயக்கம் வரும் இல்லயா! ஒரு வேல உண்மையா இருக்குமோ! அப்பிடின்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் கேட்பேன். இப்ப நான் எங்க வரணும்? சொல்லுங்க. நான் வந்துட்றேனங்க. எனக்குப் பயமா இருக்கு, அப்பிடின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பயந்த மாரியே நடிப்பேங்க. ஆ.
ம். கண்டிப்பா. ம். அ. ஐயய்யோ! இப்பிடிலாம் கூப்புட்டுருக்காங்களா? சரி. ம். எப்பிடி சொல்லுவாங்க அத? சரி. ஆமா, கண்டிப்பா. ம். ஐயய்யோ! சரி. ஓ! நடிக்கிறீங்க. பரவாயில்ல. அழகான உத்தியே! சரிங்க.
ஆமா. அ ஏனா அவுங்கக்கிட்ட உடனே நம்ம நிறுத்திட்டனாலும் நமக்கும் ஒரு பொழுதுபோக்கு இருக்காது பாருங்க ம்.
அ ஓ! சரி, சரி, சரி. ஆனா, உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இது வந்து ஆ, சுத்த மோசடியான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அ சரி கொஞ்சம் நம்ம ஆழமா போய் பாப்போம். எந்த வகையில அவன் எதுவரையும் இறங்கி நின்னு தாக்குறாங்கன்னு பார்ப்போம் அப்பிடிங்கிறது நீங்க துணிஞ்சுட்டீங்க. அ.
ஆமா அதாவது நாம் ம். ஆமா. <laughs> கண்டிப்பா. ஏன்னா நம்ம அனுப்பல. நம்ம தப்பு பண்ணலேன்றப்ப நாம ஏன் பயப்பட்ணும்? அவுங்க நம்மள மிரட்டுறாங்கன்னா, ஒருவேளை நாம பயந்த சுபாவமா இருக்கக்கூடிய ஆளா இருந்தா, பயந்து காச மிரட்டி வாங்கிட்னும். ம். அந்த அந்த, அந்த நோக்கத்துல தான் அவுங்க காசு வாங்கனும்ன்ற நோக்கத்துல அவுங்களுடைய பண்றாங்க. அத கொஞ்சம் சுதாரிச்சு அவுங்கக்கிட்ட இந்தமாரி கொஞ்சம் பேச்சு கொடுத்து, அப்பிடியா நான் இங்க வரணுமா? அங்க வரணுமா? எல்லாம் கேட்டுட்டு அவுங்க முதல்ல சொல்லுவாங்க இல்லயா! இந்த விமான நிலையத்துல பிடிச்சிருக்கும் அப்பிடின்னு சொல்லிட்டு, ஒரு 1/4 மணி நேரம் பேசினன்னா, <chuckles> அவுங்க அதே மறந்துட்டு வேற இடத்துக்கு வான்னு நம்மள கூப்பிடுவாங்க. அந்த மாரி பேசும்போது ஏன்டா முதல்ல அங்க வான்ன, இங்க வான்ற நான் என்ன உன் அத்தை பையனா! இல்ல நீ எனக்கு மாமா பையனாடா! உன்கிட்ட நீ கூப்பிட்ற இடத்துக்குலாம் வர்றதுக்கு ஒழுங்கா ஆமா அப்பிடியே இறங்கி பேச ஆரம்பிச்சுருவேன். என்னோட அப்பாவும் காவல் அதிகாரி தான். அதனால அவரும் இந்தமாரி நிறைய விஷயங்கள் எனக்குச் சொல்லுவாருங்களா. அப்ப வந்து நான் எங்கப்பாவா பேசுற மாரியே நானே ஒரு வெ காவல் அதிகாரி. நீ என்கிட்டேயே இந்தமாரி பண்றியா! உன்ன என்ன பண்றேன் பாருன்னு ஒரு மிரட்டு மிரட்டுவேன், பாருங்க. அதோட ஃபோன வச்சிருவான்ங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா. அங்க போய் நிப்பாங்க. ஆமா. ம் ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பா. ம். சரி. ம். ஆமா. சரி. சரி. ஓ! அப்ப நீங்க இறங்கி வந்து நீங்கப் பேச ஆரம்பிச்சிருவீங்க. திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஆ. அ. சரி, சரி. அ. ஓ! பரவாயில்ல.